ஆஹா! ரொம்ப ஒரு அப்பிடிங்களா. ம்.
தேவ் விலகிறும் நம்பர் 1, நம்பர் 2 ஆ, சொல்லுங்க.
அதுதான் ரொம்பவும் ஒரு அ அழகான ஒரு பாட்ட நீங்க சொன்னீங்க. அத கேட்கிறதுக்கு, அது அந்த காலத்து பாட்டா இருக்கட்டும், இல்ல இந்த காலத்து பாட்டா இருக்கட்டும், அது 2 பேருக்குமே அது கொண்டு போய் அதாவது, இது எல்லாமே வந்து இந்த பாடலாசிரியர்கள், இயக்குனர்கள் எல்லாமே காசுக்காக வேல செய்றவங்க தானே! அது எப்பிடி எல்லாருக்கும் கொண்டு போய் சேக்கணும் அதாவது இந்த கால தலைமுறைக்கும் அது புடிக்கணும், அதே சமயத்தில, அ, அப்போ அந்த காலத்தில அந்த பாட்ட கேட்டவங்களுக்கும் அத மறுபடியும், ஒரு எப்பிடி சொல்றது? ஒரு கொக்கி போட்டு இழுக்கணும். அப்பிடிங்கிற மாரியான, ஒரு விஷயமா தான் இத நான் பாக்கிறேன். ம். மேல சொல்லுங்க. வேற என்ன பாடல்கள்லாம்?
கண்டிப்பா. நிச்சியமாங்க. கண்டிப்பா. ஆ. நிச்சியமா. நிச்சயமாங்க. நிச்சயமா. இது இது மேற்கொண்டு இன்னொரு விஷயம் என்ன குடுக்குதுன்னா, நமக்கு நம்ம அந்த காலத்துல வந்து டேப் ரேடியோ டேப் அப்புறம் அ, கொழாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்ஷன்லலாம் வந்து போடுற ஸ் லவுட் ஸ்பீக் அது கொழாய்ன்னு சொல்லுவாங்க. பெரிய, பெரிய கொழால தான் நம்ம கேட்ருப்போம். அந்த பாட்டெலெல்லாம். மிதி மிஞ்சிபோனா, நம்ம வந்து படத்துல போய் பாத்துருப்போம். நம்மக்கிட்ட அப்ப டிவி கெடையாது, ஃபோன் கெடையாது. அதனால, நினைவுகள் ரொம்ப ஜாஸ்தி அந்த காலத்துல.
ம். ம்ஹ்ம். ஆமா. ஆமா, ஆமா. ம். ஆமாங்க. ஆமா. ஆம். உண்ம, உண்ம. ம்ஹ்ம். ஓ! சரி, சரிங்க.
ஆ, டிவிக்கு நீங்க, நீங்க வந்து தெ திரையரங்குக்கு வந்து நீங்க தினசரிலாம் போ முடியாது. காசு செலவாகும்.
ஆமா, ம். இல்லேங்க தொலைக் ஒரு தொலைக்காட்சிய பாக்கணுங்கிறதே, ஒரு மாசத்துல ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு விடுமுறை நாட்கள்ல யாராச்சும் ஒருத்தரோட வீட்ல இருக்கும். அந்த மாதிரி தானே இருந்து இருந்துச்சு. ஆமா. ம்.
செரிங்களா. அதனால கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பா. இப்போ அந்தமாரி சூழல் எப்பிடின்னா, எப்பயாவது தான் போவாங்க இல்லயா! எப்பயாவது போறப்போ! ஓ! ரொம்ப ஒரு சங்கடங்களையும். ஒரு சில விஷயங்கள் நெறைய ஒரு ஒரு சீரிஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் சம்பவங்கள்ல நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயிருப்போம். வீட்லருந்து கிளம்பிருப்போம். பஸ்சு கெடச்சிருக்காது, ஆட்டோல போயிருப்போம், வேகமா போயிருப்போம், டிக்கெட் கெடச்சிருக்காது, டிக்கெட் லாஸ்ட் டிக்கெட் கெடச்சிருக்கும், உட்கார்றதுக்கு வெச நடந்திருக்காது. நெறைய நடந்திருக்கும். இது எல்லாம் தாண்டி, நம்ம படம் பாத்து இருப்போம். அதனால
ஆஹா! ஆஹா! ஆஹா! ம். சரி, சரி. ஆமாமா. ம்.
ஒரு பாட்டுங்கிறப்போ, அத தொடர்ந்து ஒரு 10, 15 சம்பவம் ஞாபகம் இருக்கும். <laughs> செரிங்களா! இப்ப அத யோசிச்சுங்கன்னா, அந்தமாரி இப்போ வர்ற படங்கள் நான் சொல்றேன். இப்ப வர்ற படங்கள்ல வந்து அந்தமாரி சம்பவங்கள் இருக்காது. நான் நம்ம வந்து யோசிக்க முடியாது. ஆனா. பழைய பாடல்கள திருப்பியும் வந்து, இங்க கொண்டு வந்து, சில திரைக்கதையில வந்து போடுறாங்க. இப்போ ஒரு, இப்போ ஒரு சமீப காலத்துல வந்து, நெறைய படங்கள் வந்துச்சு. ஒரு டூட் நீங்க சொன்னீங்க இல்லயா! அதுல வந்து ஒரு பாட்டு நான் பாத்தேன். ஆனா, அந்த படம் நான் பாக்காதனால, அதோட திரை கதை எனக்கு என்னன்னு புரில ஒரு முறைப்பெண் இருக்காங்க. ஒரு மணமகன் இருக்காங்க. ஆனா, அவுங்க தோழிகள்லாம் ஆட கூப்புட்றாங்க போல. "இல்ல, இல்ல அவுங்கள்லாம் ஆட மாட்டாங்க" அப்பிடின்னு. ஆ, அவர் சொல்றாரு. இ இந்த பொண்ணு ஆனா, அந்த பாட்டுக்கு நல்லா ஆடுறாங்க. ஆ, "கருத்த மச்சான், கஞ்சத்தனம் எதுக்கு மச்சான்" அப்பிடின்னு அந்த பாட்டு ஆட்றாங்க. ஆனா, அந்த பாட்ட நானு உண்மையிலேயே பாத்துருக்கேன். பழைய பாட்டு. அந்த படமும் பாத்துருக்கேன். அந்த படம் பேர் வந்து "புது நெல்லு புது நாத்து."
ம்ஹ்ம். <laughs> ஆமா, ஆமா. செரி, செரி. ஓஹோ! ஆமாமா. செரி, செரி. ஆஹா! செரிங்க. ஓஹோ! ஆஹா! ஓஹோ. சரி, சரி. ஆஹா! <laughs> சரி, சரிங்க. ஆஹா! சரிங்க.

ஓஹோ! சேரி, சேரி.
அதே பாடல் அ என்னா நீ இப்ப ப பாடினவரோடது தான் அது. ஆனா, வேற குரல். எப்படின்னா? இந்த மென்பொருள், அந்த இசைய கொஞ்சம் மாற்றியமைக்கிறதுக்கான மென்பொருள் நிறையா இருக்கு. சரிங்களா. அத வச்சு குரலே மாத்திவுட்டாங்க. அவரு வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு நான் தான் பாடுனேன். அவர் பேரு கிரிஷ் பாடகர் பேரு வந்து கிரிஷ். நான் தான் பாடுனேன் இந்த பாட்ட, ஆனா, இசையமைப்பாளர் வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் உபயோகப்படுத்தி, அந்த பாட்டு யார் பாடுனாங்கன்னே தெரியாத அளவுக்கு வந்து செஞ்சு விட்டுருக்காரு. <tsk> இல்ங்களா? இப்போ இதுல, எனக்கு எப்டின்னா எனக்கு பாடல்கள் கொஞ்சம் நல்லா புடிக்கும். அ பெண் பாடகியும் சேரி, ஆண் பாடகரும் சேரி. "இது யாரா இருக்கும்? இது இவுங்களா இருக்குமா? அது அவுங்களா இருக்குமா"ன்னு! நம்ம வந்து யூகிப்போம். இந்த எடத்துல, "கிரிஷுதான் பாடுனாரு" அப்டிங்கிறத என்னால யூகிக்க முடியலையே! இது அவரு அவரோட திறமைய வந்து தாழ்த்தி பேசுற மாரி இருக்கே! இந்த த தொழில்நுட்பங்கிறது, இல்லையா?
சேரிங்க. ம். ஓஹோ! ஓஹோ! சேரி, சேரி. ஓஹோ! ஆஹா! ஓஹோ! சேரி, சேரி. ம். சேரிங்க. ஓஹோ! <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஓஹோ! சேரி, சேரிங்க. சேரிங்க. ம். ஆஹா! கண்டிப்பா, கண்டிப்பா. சேரி, சேரி. ஆமா. கண்டிப்பா. ஒரு சில இடங்கள்ல, எல்லா விஷயங்கள்லயும் ஒரு நல்லது இருக்கிற மாரி ஒரு கெட்டதும் இருக்க தானே செய்யும்! ஒரு சிலர் அத தப்பா பயன்படுத்துறாங்கன்றதுனால மட்டும் அத பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட முடியாது. அந்த மாதிரி இந்த பழைய பாடல்கள் வந்து, ரொம்பவும் அற்புதமா இந்த காலத்தில வரவேற்கப்படுறதுன்றது, ரொம்பவும் ஒரு நல்ல விஷயமாவும், அது அவங்களுக்கும், அந்த பண ரீதியா நிறையா வருமானம் குடுக்குறதாவும் இருக்குங்கறது, இன்றைய காலங்கட்டத்தில ரொம்ப அற்புதமா, அழகா சொல்லி புரிய வச்சீங்க. உங்களோட பேசினதில ரொம்ப நன்றிங்க.
நிச்சயமாங்க. கண்டிப் நன்றிங்க. மீண்டும் பேசலாம்.